ஆ, அப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து அ என்னோட அலுவலகத்திலே பேசிட்டேன். நீங்க வந்து <inhales> இரவு நேர பணி வந்து <inhales> அ ஆப்ஷனல் அப்டின்னு சொன்னனால தான் நான் இத வந்து தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா, எனக்கு வந்து <inhales> அத பெருசா ஒரு ஆர்குமென்ட் டாவே போச்சு அன்னைக்கு. <inhales> எனக்கு அதுனால நெறைய உடல்நல பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு, பழைய அலுவலகத்துனால. அப்ப நான் அதெல்லாம் சொன்னேன். "நீங்க வந்து அதுனால தான் நான் வந்து இத தேர்ந்தெடுத்தேன், <inhales> எனக்கு அதுனால வந்து இரவு பணி அப்டின்னா எனக்கு இது வேண்டாம்" அப்டின்ற மாதிரி நான் ரொம்ப பொலைட் டா தான் சொன்னேன். <inhales> அப்புறம் அவுங்களுக்கு வந்து அது ரொம்ப புரிஞ்சுகிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி தான். ஒரு கம்பல்சன் னால ஒரு பொண்ணு வந்து நைட் ஷிஃப்ட்ல இருப்பாங்க. அவுங்க வேணும் அந்த அந்த வேலைக்கு அவுங்க கண்டிப்பா இருந்தா தான் <inhales> கொஞ்சம் அவுங்க நல்லா வொக் பண்ணுவாங்க. அதுனால அவுங்கள இது பண்ணியிருந்தாங்க. <inhales> இப்ப நான் போயிட்டு கொஞ்சம் ஆர்கியு பண்ணதுக்கப்புறம் அவுங்களுக்குமே சேர்த்தே வந்து சரி, "நீங்களுமே வந்து அப்டியே ஃபுல்லா பகல் நேரத்துக்கே போயிடுங்க" அப்டின்னு சொல்லிட்டாங்க. அது ஆமா.
ம். சரி சரி. ஓ! நல்ல விஷயமாச்சே இது. <inhales> உங்களால வந்து இன்னொருத்தவங்களும் பயன்பெற்றிருக்குறாங்க அதில!
<inhales> ஆமா. அது அது என்னன்னு அது ஸ் அவுங்க ஸ் சொல்லுவாங்களையா அவுங்க மனசுக்குள்ள என்ன தோணுச்சோ தெரியல! <inhales> ஆ டக்குனு வந்துட்டு சரி பரவால்ல, பகல் நேரத்துக்கே நீங்களும் போயிருங்கன்னு சொன்னதும். அந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம். "இத தான் நான் கேட்டுட்டே இருந்தேன். <inhales> அவுங்க வந்து இவ்ளோ நாளைக்கப்புறம் தான் குடுத்துருக்காங்க" அப்டின்னு சொல்லிட்டு பட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அ அது அவுங்க என்ன புரிஞ்சுக்ட்டாங்கன்னு தெரில! ஒருவேள அந்த "உடல்நலக்குறைவு ஏற்படுது' அப்டின்லாம் நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் லா நான் சொன்னேன். <inhales> அத வந்து புரிஞ்சுகிட்டாங்களா! என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க அந்த பகல் நேர வேலைய வந் ஆ!
நிச்சியமா நிச்சியமா. ஒ நானுமே நானுமே என்னோட சகோதரியுமே இதே மாதிரி அனுபவம் வந்து, அவுங்க அவங்களும் அனுபவிச்சிருக்காங்க, அ அவங்களால வந்து நீங்க சொன்ன மாதிரியே அவுங்களால வந்து அவுங்க கூட இருந்த 3 பேத்துக்கும் சேர்த்து வந்து பகல் நேர பணி வந்து மாற்றம் செய்யப்பட்டிருந்த நேரத்தில,
ஓ! பரவால்ல. <chuckles> <inhales>
அஹ. கண்டிப்பா, கண்டிப் நீங்க இவ்ளவு நேரம் வந்து அழகா நீங்க வந்து எப்டி வேலைய தேர்வு செஞ்சிங்க. அந்த வேலைய வந்து எப்டி உங்க குடும்பத்தார்டம் வந்து அ கலந்தாலோசிச்சு. அ நான் இந்த இதெல்லாம் எனக்கு இருக்கு, இப்டி இருந்தாலும் வந்து நான் அத வந்து சமாளிச்சு வந்துருவேன் அப்டிங்கிறத பத்தி நீங்க உங்க அம்மாகிட்ட பகிர்ந்ததாகட்டும், அவங்களோட விருப்பத்ததிற்க்கேத்தாப்புல வந்து, ஒரு கம்பெனில வந்து ஒரு வே ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாறம்போது நீங்க எடுத்த முடிவாகட்டும். ரொம்பவே அழகா வந்து யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கீங்க என்ட்ட தெளிவா வந்து அத வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி நன்றிங்க.
அது ரு அதான் அது ம். ம்.